நான் வந்து பாத்தீங்கனாங்க, அ கவரிங் செயின்லாம் வாங்கி எனக்கு போட விருப்போம் இல்லங்க. அப்படிங்கும்போது நான் வந்து வெறும் அந்த தாலி செயின் கூட தாங்க போவேன். அத வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப மன அழுத்தத்தை ஏற்படுத்தி வுட்டுருவாங்கங்க இந்த சமூகம். ஏன்னா, அவுங்களுக்கு தெரியும். நம்ம வந்து வீடு கட்டிகிட்டுருக்கோம், அ அப்படின்னு தெரியும். இருந்தாலும், நம்மள வந்து கஷ்டப்படுத்தணும், நம்மள ஏதாவது அழுத்தத்த தள்ளணும், அப்படிங்கிறதுக்காகவே வருவாங்க அங்கருந்து நம்மள பாத்துட்டு வேக வேகமா வருவாங்க. <laughs> வந்து, பக்கத்தில அதான் வந்து பக்கத்தில உட்கார்ந்துட்டு, "என்ன நகை எல்லாம் ஒண்ணுமே காணோம்! இருக்குதா? இல்ல போயிருச்சா?" அப்டிம்பாங்க.
ஆமா. ம். ஆமா. ஆமாங்க. கண்டிப்பா. ஆமா. அம். வருவாங்க, சரி. என்ன சொல்லுவாங்க? அ. அ. ம். ம். அ. எங்க போயிருச்சா? <laughs> சரி நமக்கு அ.
<laughs> நான் வந்து, ஆ நா இல்ல, இந்த மாரி வீடு கட்டிகிட்டு இருக்கோம். அதனால அடகுக்கு போயிருச்சு. அதனால தான் அ. "அதுக்குன்னு வெறுங்கழுத்தோடையா வருவ? ஏதாவது ஒரு நகை, கிகை வாங்கியாவது, ஓசியிலயாவது வாங்கி போட்டு வரதில்ல?" நான் வந்து சொன்னேன், "எனக்கு ஓசி நகை வாங்குறதெல்லாம் புடிக்காது. இருந்தா போடப்போறோம், இல்லன்னா வரப்போறோம். அதனால ஒண்ணும் இல்ல." "இருந்தாலும் 4 பேக்க வர இடத்தில இப்படியா வர்றது? ஒண்ணும் இல்லாத மாதிரி." அப்படின்னு, நம்மள போட்டு ஒரு மாரி ஆக்கிடுவாங்கங்க. ஆ. இது,
ம். ம் வருவ. அடே அப்பா! அ. கண்டிப்பா. ஆமா, ஆமா. ஆமா. ஆமா. அந்த மன அழுத்தத்தோட நம்ம வீட்டுக்கு வருவோம். அ ரொம்ப யோசிப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. ஒரு வீடு கட்டுறது எவ்ளோ கஷ்டம்னு நமக்கு தான் தெரியும். அ. அந்த நகை இல்லாத ஒரு விஷயத்த வந்து ஒரு குறையா சொல்லி, அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு குற்றவாளியா நிக்க வச்சு, அ வார்த்தையால வசையா வந்து அடிச்சு, அதெல்லாம் நம்மளால தாங்கிக்க முடியாதுல்ல. இப்ப அந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஒரு அதே ஒரு திருவிழாவோ, ஒரு பண்டிகைக்கோ போகும்போதெல்லாம் நீங்க என்ன நினைப்பீங்க? அவாய்ட் பண்ணுவீங்களா? இல்ல பரவாயில்ல, நம்ம போயிறலாம். எதுவா இருந்தாலும் சமாளிக்கலாம்னு நினைச்சிட்டு போவீங்களா? அந்த மன அழுத்தத்தை நீங்க எப்படி நீங்க தீர்த்துப்பீங்க?
ஆமாங்க. அந்த மன அந்த மன அழுத்தம். ஹான். கண்டிப்பாங்க. கண்டிப்பா தாங்கிக்க முடியாது.